நம்ம எல்லோருக்குமே, ஒரு தனித்தனியான ஒரு குணமும் இருக்கும். ஒரு ஐடென்டிட்டி அப்படிங்குற ஒரு விஷயமும் இருக்கும், இல்லையா? அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்குமே தனித்தனியா ஒரு ஸ்டைல் அப்படிங்குற ஒரு விஷயம் இருக்கும். ஒவ்வொருத்தரும் விதவிதமா, பயங்கரமா வந்து ஒரு அழகு படுத்திக்குறதா இருக்கட்டும். ஒரு ஆடை அணிவதா இருக்கட்டும். இல்ல நெறைய விஷயங்கள் பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாரி உங்களுக்கு வந்து இந்த ஸ்டைல் போன்ற விஷயம்லாம் ரொம்ப புடிக்குமா? இல்லப்பா எனக்கு வந்து எப்பவுமே வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளா தான் இருக்கணும். கொஞ்சம் வசதியா தான் இருக்கணும். அந்த மாதிரி இ இ இருக்குற பொண்ணு தான் அப்படிங்குற மாதிரி ஒரு விஷயம் இருக்குமா?
நிச்சயமா. நிச்சயமா. எனக்கு எப்படின்னா இந்த அ நீங்க சொன்ன 2மே எனக்கு வந்து இருந்து, 2டையுமே நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அது எப்படின்னா நம்ம எல்லாருக்குமே இந்த டீனேஜில வந்து நமக்கு அது கம்ஃபர்டபுள்லாம் முக்கியம் கெடையாது! பார்க்குறது நம்ம அழகா இருந்தா போதும், அப்படின்ற ஒரு எண்ணம் தானே எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா? அந்த அந்த ஹையர் ஸ்டடீஸ் வருது இல்லையோ? ஹை ஸ்கூல் 11த், 12த் அந்த நேரங்கள்ல ஆரம்பிச்சு, அந்த கல்லூரி படிப்பு முடியுற வரைக்குமே, அந்த மாதிரியான ஒரு எண்ண ஓட்டத்தோட தான் நம்ம இருப்போம். அப்போ எனக்கு என்னன்னா ரொம்ப டைட்டான ஆடைகள் வந்து உன அ அணியிறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா, எங்க வீட்டுல வந்து இந்த இந்த அ ஜீன்ஸ் டீ ஷர்ட் இந்த மாதிரியான உடைகள்லாம் போட கடு கண்டிப்பா அனுமதிக்க மாட்டாங்க! நான் வந்து அ அ சுடிதார் மட்டும் தான் போடுவேன். சுடிதார்ல நெறைய வெரைட்டீஸ் போடுவேன். அதுபோல வந்து எங்க வீட்டுல அந்த லெக்கின்லாம் பயன்படுத்தவே விடமாட்டாங்க. மோஸ்ட்லி நான் என்னுடைய அ முதுகலை பட்டம் முடிக்குற வரைக்குமே, துணிகள் எல்லாமே நம்ம வந்து இந்த மெட்டீரியலா எடுத்து நம்ம அளவுக்கு தச்சுக்குவோம் இல்லயா? அந்த மாதிரியான இந்த உடைகள் தான் நான் வந்து போட்டுட்டு இருந்தனே, அந்த ரெடிமேட் டாப் நான் வந்து பயன்படுத்துனதே கிடையாது, ஒரு தடவ கூட. நான் என்னோடய அலு வேலைக்கெல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் இந்த இந்த மாதிரி ஒரு ரெடிமேட் டாப்லாம் ஒண்ணு இருக்கு. அத அப்படியே எடுத்து நம்ம பயன்படுத்திக்கலான்ற விஷயமே எனக்கு தெரிஞ்சது! கண்டிப்பா. ஸோ அப்பதான் வந்து எனக்கு அந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சது. அதுக்கு முன்னாடி நான் சொன் நீங்க சொன்னீங்க இல்லயா, அப்போ எ அந்த உடைகள்ல நம்மளோட ஸ்டைல்னா நம்ம என்னென்ன சொல்லுவோம். நம் நம்ம அணியுற உடையாகட்டும், நம்ம போடுற செருப்பு, நம்ம முடி அலங்கார சிகை அலங்காரம் என்னலாம் பண்ணிக்கிறோம். அப்புறம் நம்ம போடுற ஆக்சஸரீஸ் இருக்கு இல்லயா. அ அ ஆபரணங்கள் வந்து எந்த மாதிரினா
கண்டிப்பாங்க. ஆமாங்க. கண்டிப்பாங்க. சரிங்க. கண்டிப்பா. ஆமாங்க. நிச்சயமா. சரிங்க. அப்டியா? சரிங்க. ஆமா. ஆமாங்க. கண்டிப்பா, ஒவ்வொன்னா நம்ம வந்து பார்த்து, பார்த்து எடுப்போம் இல்லையா? உதாரணத்துக்கு சொல்ல போனுனா, நான் கூட என்ன பண்ணுவன்னா, இந்த அ டிரஸ்ஸுக்கு ஏத்த மாதிரி வந்து ஒரு செப்பலா இருக்கட்டும். அதே கலர்ல பொட்டு வைக்கிறதா இருக்கட்டும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் பண்ணிட்டுருப்பேன். ஆனா கொஞ்சம், கொஞ்சமா வந்து நெறைய விஷயங்கள் மாறுச்சு.
கண்டிப்பா. ம். கண்டிப்பா. அந்த ஹேண்ட்பேக்ல இருந்து நம்ம போடுற வாட்சிலருந்து அந்த நெயில் பாலிஷ்லருந்து, பிரேஸ்லெட் போடுறதுல இருந்து இப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதத்திலயுமே வந்து அந்த ஸ்டைலுன்ற நம்ம தேடி, தேடி, தேடி வாங்குவோம். ரொம்ப யுனீக்கான டிசைனா இருக்கணும். நம்ம கல்லூரியிலயே இந்த மாதிரி யாருமே போட்டுருக்க கூடாது. அந்த மாதிரி போய் தேடி தேடி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு துணி வாங்குனனா அந்த துணிக்கு மேச்சிங்கா இத்தனையுமே நான் வந்து வாங்குவேன். என்கிட்டே ஹேண்ட் பேக்கே கிட்டத்தட்ட 7 ஹேண்ட்பேக் இருந்தது. திட்டுவாங்க எங்க வீட்டுல எதுக்கு இவ்ளோ ஹேண்ட்பேக் வாங்கி வச்சுட்ருக்க நீ அப்படின்னு சொல்லி இந்த ட்ரெஸ்ஸுக்கு இதுதான் நல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப அதிகமான காசெல்லாம் போட்டு வாங்க மாட்டேன். ஒரு 250 அந்த ரேஞ்சில தான் அதை விட ஜாஸ்தியெல்லாம் நான் வந்து ஹேண்ட் பேக்கு செலவு பண்ண மாட்டேன். பட் பார்க்க கொஞ்சம் ரிச் லுக்கா இருக்கும். அது என்னென்னா எங்க ஊரிலயே வந்து இருக்காங்களா! அங்க போய் நம்ம வாங்கும்போது ஹோல்சேல் ப்ரைஸுக்கு தான் அது இருக்கும். பேக் மேனுஃபேக்சரர்கள்லாம் ஸோ கொஞ்சம் பிராண்டடான பேக்கே எனக்கு ஆமா கிடைக்கும். ஸோ அப்போ வந்து நான் அப்படிதான் எல்லாமே பயன்படுத்திட்டு இருந்தேன். அதுபோக வந்து இந்த சிகை அலங்காரம் இருக்கு இல்லையா, அது என்னன்னா எனக்கு வந்து ரொம்ப லென்த்தியான முடி இருக்கும். இன்னும் சொல்லணுனா அந்த சேர்லலாம் உட்காந்து வந்து கீழே வந்து முடி தரையில தொட்டுட்டு இருக்கும். எங்க அம்மா திட்டுவாங்க, முடியை நீ மடிச்சு போடுனா போட்டுரு, இங்க பார் கீழே விழுந்து புழுதியெல்லாம் ஆகுது அப்படின்லாம் திட்டுவாங்க. அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப லென்த்தியான முடி இருந்ததுனால என்னால வந்து ஹேர் ஸ்டைல்லாம் எதுவுமே பண்ண முடியாது புதுசா எதாவது பண்ணணும்னாவே. ஆமா. அதிகபட்சம் பின்னி தான் போட முடியும். அப்படி இருக்கும் போது, எனக்கு வந்து முடி விரிச்சி போட்டுக்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை. அவ்ளோ பெரிய முடிய வந்து நான் எப்படி மி விரிச்சி போட்டுட்டு இருக்கிறது. அந்த விரிச்சி போடணும்னா அந்த இது சொல்கிறேன் ஃப்ரீ ஹேர்ல இருக்கறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ வந்து ரெண்டு சைடு மட்டும் அழகா ஒரு கிளிப்புக்கு குத்திட்டு நான் அந்த ஃப்ரீ ஹேர்ல இருக்கணும், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு என்னோட கல்லுரி நேரங்கள்ல வந்து நான் நெறைய நாள் அப்படிதான் போயிருக்கேன். அந்த ஃப்ரீ ஹேர்ல தான் போயிருக்கேன். எங்க அம்மா திட்டுவாங்க. நீ இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பின்னி கொடுப்பாங்க. பின்னிட்டு தான் போகணும் முடியலாம் விரிச்சு போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன்னா நீ எனக்கு என்ன வேணாலும் பின்னி போட்டு கொடு, நான் போயிட்டு பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு எல்லாத்தையும் அவுத்துருவேன் நான் ஃப்ரீ ஹேர்ல தான் போவேன் அப்படி
சரிங்க. அடடா! அப்போ உங்களுக்கு இன்னும் சுலபமா இருக்கும். ஆமாங்க. சரிங்க. சரிங்க. ஆமா, ரொம்ப கஷ்டமா இருக்கும். சரிங்க. கண்டிப்பா. ஆமாங்க. சரிங்க. கண்டிப்பாங்க. நிச்சயமா. நீங்க ஒன்னு சொன்னீங்க இல்லியா, அதாவது வந்து எனக்கு முடி வந்து இன்னும் அழகா நீளமா இருக்கும் அப்படின்னு சொல்லி, அப்படி சொல்லும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இப்போ என்னோட தோழிக்கெல்லாம் அதே மாரி முடி நீளமா இருக்கும். அப்போ வெயில் காலத்துல வந்து கண்டிப்பா அவங்களால முடி வந்து கொண்டை போட்டுருவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி சமயம்லாம் இருக்கா? அதாவது வெயில் காலத்திலலாம் பயங்கர கசகசன்னு இருக்கும். அப்ப நம்ம முடியை வந்து அப்படியே கொண்டை போட்டுரலாம் இல்ல வெட்டி போட்டுரலாம் மாரி இருக்கும் இல்லயா?
ஆஹ்ம். அம். ஓ! கண்டிப்பாங்க. ஆனா, இங்கே அதான் பாருங்களேன்! எனக்கு அவ்வளோ கசகசன்னு தான் இருக்கும். இருந்தாலும் எனக்கு அந்த விரிச்சு போடுறத தான் பிடிக்கும். நான் வந்து பஸ்ஸுக்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்போம். ஒரு சில நேரங்கள்ல செமஸ்டர் எக்ஸாம் நேரங்கள்லலாம் வந்து, காலேஜ் பஸ்லாம் இருக்காது. நம்ம வந்து தனியார் பேருந்தில தான் போறமாரி இருக்கும். அப்ப அந்த பஸ் ஸ்டாண்ட்ல நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்க நேரங்கள்ல, இப்ப பேருந்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்போம். சரியான வெயில் அடிக்கும். அங்க நிழல்குடை கூட இருக்காது. அப்போ கூட வந்து, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன பார்த்துட்டு அதான் சொல்லுவாங்க, "உன் முடி நீ விரிச்சி போடுறத பார்த்து, எனக்கு கசகசன்னு இருக்கு. ரொம்ப கசகசன்னு இருக்கு" அப்படி சொல்லுவாங்க. "நான் இருந்தாலும் பரவால்ல. எனக்கு இதான் புடிச்சிருக்கு." அப்பிடின்னு சொல்லிட்டு இருப்பேன். இன்னும் ஒருபடி மேல போயி, எங்க அம்மா கொண்ட போட்ருந்தாவே எனக்கு புடிக்காது. ஏன் கொண்ட போட்ருக்க நீ? நீயும் என்னமாரி ஃபரீ ஹேர் போடுன்னு சொல்லிட்டு, நான் அவுங்களையும் போய் நான் தொந்தரவு பண்ணுவேன். அவுங்க கொண்ட போட்டிருந்தா, ஜட பிண்ணி போட்டிருந்தா, "இல்ல, இல்ல வேணாம்." அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த அவு அப்பிடிலாம் பண்ண நேரங்கள்லாம் உண்டு. அப்படி இருந்த நான், திடீர்னு வந்து எனக்கு இந்த கம்ஃபர்டபுள் தான் முக்கியம்ன்னு, நான் எப்ப மாறுனேனே எனக்கு தெரியல. அந்த டைட்டான உடைகள வந்து நான் பயன்படுத்துறது கிடையாது. இன்னும் சொல்லணும் அப்பிடின்னா, "அந்த திருமணம் வரைக்கும் தான் நம்மள இந்த அளவுக்கு வந்து பார்த்துக்கணும், அந்த செல்ஃப் கேர் ன்றது இருக்கணும்." அப்படின்ற விஷயம் நமக்கு இருக்கு. அ அம் அந்த குழந்தை பிறப்பு வரைக்கும். அ குழந்தைக்கு முன்னாடி இப்படிதான் நம்ம பார்த்துக்குவோம். நம்ம பாக்கறதுக்கு எல்லார் கண்ணுக்கும் ரொம்ப அழகா தெரியணும். அ வா வ நம்மள ரொம்ப நேர்த்தியா காட்டணும். இந்தமாரி உடைகளாகட்டும், சிகை அலங்காரமாகட்டும், அப்படி இருக்கணும். நம்ம போடுற ஆபரணங்கள் ரொம்ப தனித்துவமா இருக்கணும், யாரும் இந்தமாரி போட்டுருக்க கூடாது. அப்படிலாம் தேடி, தேடி வாங்குவோம். ஹீல்ஸ் தான் பயன்படுத்துவேன் நானு. ஃபிளாட்டான சிலிப்பர்லாம் நான் பயன்படுத்தவே மாட்டேன். அப்படியெல்லாம் இருந்துட்டு, எனக்கு வ "இது எதுக்கு?" குழந்தை பிறப்பப்பல்லாங்க வந்து, இந்த கிளாஸ்ல கவுன்சிலிங் கூட குடுத்தாங்க. "குழந்தை வந்துருச்சு, இதுக்கப்பறம் வந்து நம்ம வ அ என்ன நமக்காக நம்ம வந்து நேரத்த செலவிடக்கூடாது, குழந்தைக்காக பார்த்துக்கணும், அப்படி இப்படிலாம் கெடையாது. நம்ம நம்மள பார்த்துக்கணும். நம்ம முன்னாடி எப்படி இருந்தமோ, அதே மாதிரியே நம்ம இருக்கலாம். ஏன்னா, குழந்தை பிறப்பப்போ வந்து நல்ல வெயிட் போட்டுரும். அதுக்கப்பறம் வந்து, குற குறைக்க முயற்சியே பண்ண மாட்டாங்க. அந்த மாரி வேலைகள் பண்ணக்கூடாது. உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க வெயிட் குறைக்கணும். அதிகபட்சம் ஒரு 1 லிருந்து 1 1/2 வருடங்களுக்குள்ள நீங்க பழைய நிலமைக்கு வந்துர்லாம். அப்போ நீங்க வந்து, நீங்க முன்னாடி எப்படி இருந்தீங்களோ, அதே அளவுக்கு வந்து உங்கள நேர்த்தியா காட்டதான் பாத்துக்கணும்." அப்பிடின்லாம் நெறைய கிளாஸ்லாம் எடுத்தாங்க. நான் ஹாஸ்பிட்டலேருந்து வெளிய வரும்போதே சொல்லிதான் அனுப்புனாங்க, இதெல்லாம்.
சரிங்க. ஆமாங்க. கண்டிப்பாங்க. ஆமா. யாரா இருந்தாலும் அப்படி நினைப்பாங்க. கண்டிப்பாங்க. சரிங்க. சரிங்க. ஆமாங்க. சரிங்க. கண்டிப்பா. சரிங்க.
இருந்தாலுமே, அது என்னன்னே தெரில. அதுக்கு மேல ஒரு நாட்டமே வரல! எனக்கு அந்த அந்த ஹேர் கட் பண்ணிட்டு, நல்ல ஹேர் கட் பண்ணிட்டு வந்து அ அப்பயுமே, திருமணத்துக்கு அப்புறமே வந்து நானு, ஹேர் கட் பண்ணிட்டு அவ்ளோ முடிய வந்து நான் என்னால மெயின்டெயின் பண்ண முடியலன்னு சொல்ட்டு கட் பண்ணிட்டு. நான் கொஞ்சம் மட்டும் வச்சுட்டு, நான் ஃப்ரீ ஹேர் போட்டுக்கிறேன், அப்படின்லாம் பண்ணிட்டு திரிஞ்சேன். அப்புறமேலு எனக்கு வந்து பிடிக்கவே இல்ல சுத்தமா. எனக்கு அந்த டைட்டான உடைகள் போட சுத்தமா புடிக்கல, ஹை ஹீ அந்த அ காலணிகள அணியிறதுக்கு அ அறவே புடிக்கல. அப்புறம் அதே மாதிரி முடி வந்து என்னன்னா, எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப கசகசன்னு இருக்கு. அ அப்புறம் குழந்தைய தூக்கியிருக்கும்போது முடிய புடிச்சு இழுக்கிறாங்க. எனக்கு என்ன ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும்ல அவங்களுக்கு, விரல்கள்லாம். அப்ப முடிய புடிச்சி வேகமா இழுக் கைல எதுவும் கீறல் விழுந்துருச்சுனா என்ன பண்ணுறது. அப்படின்ற ஒரு பயம்லாம் இருக்கும். அப்புறம் அ நான் நல்லா ஜிகுஜிகுன்னு உடைகள்லாம் போடுவேன். அப் ஜிகு ஜிகுன்னு சொன்னா வந்து இந்த ஜமுக்கி இருக்குற மாதிரி, ஸ்டோன்ஸ் இருக்க மாதிரி, நிறைய எம்ப்ராய்டரிங் மாதிரியான ஆடைகள் வந்து பயன்படுத்துவேன். அப்போ குழந்தைங்கள தூக்கும்போது, அவங்களுக்கு அது குத்தும் தானே! நம்ம கிட்டேயே வர மாட்டாங்க. அப்புறம் கஷ்டமா போயிரும். அசௌகரியமா இருக்கும், அப்படின்ற காரணங்களால வந்து நான் அந்த மாதிரி உடைகள அறவே தவிர்த்துட்டேன். ஃபுல்லா பருத்தியால ஆன ஆடை.
சரிங்க. கண்டிப்பாங்க. நிச்சயமா! சரிங்க. ஆமா. சரிங்க. ஆமாங்க. ஆமாங்க. நிச்சயமாங்க! நீங்க இந்த மாதிரி இந்த உடை பத்தி சொல்லும்போது, எனக்கும் நெறைய விஷயங்கள் ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா நானும் வந்து இந்த கல்லூரி நாட்களெல்லாம் வந்து, இந்த டைட்டா போடுற இந்த அ டிரஸ்ஸா இருக்கட்டும், இல்ல இந்த சுடிதாரா இருக்கட்டும், இந்த ஃப்ரீ அந்த ஹேர் எல்லாம் விடுவோம் இல்லையா? அதுல இருக்கிறதா இருக்கட்டும். இந்த பூலாம் வச்சா ரொம்ப ஓவரா நம்ம, இதெல்லாம் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் இருந்தேன். ஆனா போக, போக இந்த மை வச்சுக்கிறது. அ இந்த மாதிரி ஒரு வாட்ச்லாம் போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள். ஆனா போக, போக என்ன ஆச்சு அப்படின்னா, நமக்கு அந்த கம்ஃபர்டபுள் அப்படிங்குற ஒரு விஷயம் வந்து வந்துருச்சு. "யார் பார்த்தா என்னடா? எப்படி வேணா நம்ம இருந்தா. இப்ப என்ன யார நம்ப பார்த்து, என்ன யாராவது ஜட்ஜ் பண்ண போறாங்களா?" அந்த மாதிரி ஒரு நெலைமைக்கு வந்துட்டேன் நானு.
ம். ம்ஹ்ம். கண்டிப்பா. நிச்சயமா, நிச்சயமா. அந்த மாதிரி வந்து ஆயிட்டோம். அ முன்னாடியெல்லாம் எனக்கு வந்து இந்த தங்கத்தோடு தவிர வேறு எந்த கவரிங் தோடுகளோ! டிசைனர் ஸ்டட் எது போட்டாலுமே, சுத்தமா ஒத்துக்காது. எனக்கு அது போட்டு கிட்டத்தட்ட ஒரிரு 2 மணி நேரங்கள்லே காது நல்லா அரிக்க ஆரம்பிச்சிரும். அ அப்புறம் வந்து புண்ணாயிரும் காது எனக்கு. அது ஒரு 2 நாள் போட்டுந்தா, காது ரொம்ப புண்ணாயிரும். திரும்ப ஒரு 1 வாரத்துக்கு எதுவுமே போட முடியாது, அப்பிடிதான் ஆயிரும். அப்பிடி இருந்தாலும், நான் என்ன பண்ணுவேன்னா அ என்னுடைய அலுவலகத்துக்குலாம் போம்போது, கிட்டத்தட்ட எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே நான் தர ஒரு தோடு வாங்கி வச்சிருப்பேன். அத நான் போட்டுட்டு போவேன், திரும்ப வந்து நான் கழட்டி வச்சுருவேன். ஒரு சில நேரங்கள்ல ஆஃபீஸ்லேயே எனக்கு காதெல்லாம் வலிக்கும். அங்கேயே வந்து கேபின்ல கழட்டி வச்சுட்டுதான் வேல செஞ்சிட்டிருப்பேன். அப்ப எந்திரிச்சு போம்போது போட்டுக்குவேன். இந்த மாதிரியான வேலைகள்லாம் ரொம்ப சில்லியா நான் பண்ணிட்டிருந்தேன். ஆனா இப்போ, "வேணவே வேணாம். எதுக்கு இது? அந்த தொல்ல." அப்பிடின்னு சொல்லிட்டு, நான் அந்த மாதிரியான அந்த காதணிகள வந்து பயன்படுத்துறதே கிடையாது. அந்த அளவுக்கு வந்து கம்ஃபர்டபுள் தான் முக்கியம் அப்பிடின்றமாரி நான் வந்து மாறிட்டேன், அந்த குழந்தை பிறப்புக்கு அப்புறம். நா எ அ அதுதான் சொன்னேல்ல, அந்த உடைகள்லயுமே அப்பிடிதான். அந்த டிசைனர் ஒர்க் இருக்க இது எதுல எதுவுமே நான் போட மாட்டேன். ரொம்ப பிளைனாலான, ரொம்ப சாஃப்ட்டா இருக்க பருத்தி உடைகள் மட்டும் தான் நான் அணிய ஆரம்பிச்சுட்டேன். அ டைட்டாலாம் போடுறது கிடையாது. ரொம்ப லூசா தான் போட்டுட்டிருக்கேன். இப்பிடி இது வந்து நான் வந்து பர்ஸ்னலா சொல்லிட்டிருக்கேன். இது என் நான், என்னை சார்ந்து நான் என்ன பண்றேனோ, இந்த மாதிரியான விஷயங்கள். அதுபோக வந்து அ இப்ப பாரம்பரியமா நம்ம ஒரு செயல்கள் எல்லாம் பண்ணிட்டிருப்போம். நம்ம வீட்ல வந்து அ ஒரு ஒரு பண்டிகையே கொண்டாட்றன்னு வச்சு
கண்டிப்பாங்க. நிச்சயமா. ஆமாங்க.
கோங்களேன். அதுக்கு வந்து இத்தன வகையில இதெல்லாம் செய்யணும், இத்தன நாள் விரதம் இருக்கணும், அ இவ்ளோ கிளீன் பண்ணணும், இத்தன பேர கூப்ட்டு இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு, நிறைய விஷயங்கள்லாம் வந்து பாரம்பரியமா பண்ணிகிட்டுருப்பாங்க. எங்க அம்மாலாம் இன்னும் அப்பிடிதான் பண்ணிகிட்டுருக்காங்க. அவுங்களால முடியலன்னாலும், "இது பண்ணணும்." அப்பிடின்னு சொல்லிட்டு. பட் என்கிட்ட அந்த விஷயம் வரும்போது, நான் இப்ப குழந்தைங்களையும் பார்த்துட்டு ஏன்னா, நான் வேலை போயிட்டிருக்கேன். என்னுடைய அலுவலக வேலையும் பார்க்கணும், <swallows> அப்புறம் வீட்டு வேலையும் பார்க்கணும் அப்பிடின்னு சொல்லிட்டு இவ்ளோ பொறுப்புகள் நான் வச்சுட்ருக்கும்போது, அவுங்க பண்ற அதே அந்த ஸ்டைல நான் ஃபாலோ பண்ணணும் பாரம்பரியமா அவுங்க கொண்டுவர எல்லாத்தையுமே நான் ஃபாலோப் பண்ணணும்னா, அது முடியாது இல்லயா! அந்த ஒரு ரீசன்கள்னா நான் அது என்னோட கம்ஃபர்டபுளுக்கு நான் மாத்திக்கிட்டேன். இவ்ளோ பேர்லாம் கூப்பிட முடியாது. ரொம்ப முக்கியமானவங்கள கூப்ட்டு, இந்த விசேஷம் வச்சுக்கலாம். அவ்ளோதான் முடிஞ்சிச்சு. ஆமா.
ஆமா. சரிங்க. கண்டிப்பா. கண்டிப்பாங்க. சரிங்க. இப்ப நீங்க சொன்னீங்க இல்லியா! இந்த நிறைய விஷயங்கள்லாம் வந்து ஃபாலோ பண்ணுவோம். அதேமாரி இன்னொரு ஒரு விஷயம் கூட எனக்கு தோணுது. என்ன அப்பிடின்னா, இந்த Instagram, TikTok போன்ற விஷயங்கள்லாம் வந்து நிறைய பெண்கள் வந்து இந்தமாரி பயங்கரமா பராமரிச்சு அவுங்கள போடுறதா இருக்கட்டும், இல்ல சில ஃபில்டர்ஸ்லாம் வந்து பயன்படுத்தி வந்து பயங்கர அ ஸ்டைலா போடுறதா இருக்கட்டும். அதெல்லாம் வந்து கண்டிப்பா ஒரு நம்ப பார்க்கும்போது என்ன தோணும்? ஆ. நம்பளும் இந்தமாரி இருந்துக்கலாமோ! இல்ல நம்மளுக்கு வந்து இந்த வசதிதான் வந்து கம்ஃபோர்ட், அப்பிடிங்கிறமாரி ஒரு விஷயம் தோணிருக்கா?
ம்ஹ்ம். இல்லங்க. எனக்கு வந்து அந்த மாதிரியான தோன்ற அந்த வயதுகள்ல வந்து, இந்த டிக்டாக் இன்ஸ் இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் இல்ல. இப்போது வந்து எனக்கு அந்த மாதிரியான தோன்றதுலாம் கிடையவே கிடையாது. மத்தவங்கள பார்த்துட்டு, இந்த ஸ்டைல் நான் அப்பிடியே எடுத்துக்கணும் அப்பிடின்ற விஷயங்கள்லாம் எனக்கு தோணவே தோணாது. எனக்கு அப்ப எப்பிடி தோணும் அப்பிடின்னா, அவுங்க எத குழந்த வந்து எப்பிடி வளர்க்குறாங்கன்ற வேணா நான் பார்ப்பேன். அழுகிற குழந்தைங்க எப்பிடி சரி பண்ணலாம். அவுங்களுக்கு எந்த மாதிரியான பொருட்கள் விளையாட்றதுக்கு வாங்கிக் கொடுக்கலாம். அவுங்களுக்கு உணவு முறைகள் எப்பிடி பராமரிக்கலான்னு சொல்ட்டு அந்தமாரி ஸ்டைல வேணா, நான் ஃபாலோப் பண்ணுறேன்னு சொல்லலாம். பட் எனக்குன்னு வந்து நான் அதெல்லாம் தேட்றதே கிடையாது. போதும், போதும். இதுவே நல்லாதான் இருக்கேன் நானு. அ நான் எப்பிடி இருந்தாலும், என் குழந்தைங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்பிடின்ற மாதிரி வந்து ஆயிட்டேன் நான். அப்போ நான் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு மேல எனக்கு நாட்டம் போகிறது கிடையாது. அ கம்ஃபர்டபுள் தான் முக்கியம் அப்பிடின்தான் நான் எதிர்பார்க்கிறேன் இப்போ.
கண்டிப்பாங்க. நிச்சயமா எனக்கும் அதேதான். நானும் வந்து இந்த இன்ஸ்டாகிராம் போன்ற செயலிலலாம் பார்க்கும்போது, நிறைய பேர் இந்த ஃபில்டர் யூஸ் பண்ணி நிறைய இந்த மேக்கப் போன்ற விஷயங்கள்லாம் பயன்படுத்தி, அதுக்கப்பறமா இந்த சிகை அலங்காரம்லாம் பண்ணி, அதுக்கே ஒரு 2 மணி நேரம் ஆகும் இல்லயா! பார்க்கவே வந்து எனக்கு கஷ்டமா இருக்கும். எப்பிடிடா இதெல்லாம் கழட்டுவாங்க அப்பிடிங்கிறமாரி. இன்னொரு விஷயம் என்ன பண்றாங்க அப்பிடின்னா, ஒரு பிரதிபலிப்பு. இப்பிடிதான் வந்து ஒரு பெண்கள் இருக்கணும், அப்பிடின்றமாரி ஒரு விஷயம் வந்து சமூகத்தில வந்து ஒரு சோசியல் பிரஷர்மாரி கிரியேட் பண்ணிட்டாங்க இல்லயா. என்னுடைய தோழிகூட என்ன பண்றாங்க அப்பிடின்னா, ஆ அவுங்களோட ஒரு ஆ காதலன் வந்து இருக்காங்க. அவுங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்தமாரி இன்ஸ்டாகிராம்ல ஒரு தோழி இருக்காங்க, அழகா இருக்காங்க. அவுங்க பாரு எப்பிடி பராமரிக்கிறாங்க அப்பிடி போன்ற விஷயம் வந்து சொல்லும்போது, அவுங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆச்சு. அவுங்க ஒரு நாள் எங்கிட்ட சொன்னாங்க. அப்ப கண்டிப்பா நான் யோசிச்சேன். நீ உன்ன எப்பிடி இருக்கியோ அப்பிடி க காதல் பண்றவங்கள நீ பண்ணு. தயவுசெஞ்சு இந்தமாரி சொல்கின்றவங்கள பண்ணாத! உனக்கு ஏத்த வசதி நீ தான் அப்பிடி நான் சொன்னேன். அப்போ அத போன்ற விஷயங்கள்லாம் எப்படி பார்க்கிறீங்க நீங்க?
ம். நிச்சயமா. <chuckles> ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா. ம், ம். ம்ஹ்ம். நிச்சியமா. நீங்க சொன்னது 100/100 உண்மை. நம்ம எப்படி இருக்குறோமோ அப்படியே நம்மள ஏத்துகரவங்கதான் தேவை. ஏ ஏன்னா இப்ப வன் இந்த இந்த வார்த்தைய ஒண்ணு கேட்டிருக்கிறீங்களா? நிறைய பெண்களுக்கு வந்து தலையில முடி இல்லாத, இந்த சொட்டை விழுந்த ஆண் மகன்கள சுத்தமா பிடிக்காது வேணாம் அப்படின்றுவாங்க. அதே மாதிரி ஆண்கள் வந்து, "கொஞ்சம் குண்டா இருக்கிற பெண்கள எனக்கு வேணா. எனக்கு வந்து ரொம்ப லீனா அழகா இருக்கணும். அந்த ஸ்ட்ரக்சர்லாம் இப்டி இருக்கணும். இவே அப்போதான் வந்து எனக்கு பிடிக்கும்". அப்படின்ற மாரி க திருமணத்துக்கு தேர்ந்தெடுக்குறாங்க. ஒரு 3, 4 வருடங்கள்லேயே அவருக்கு முடி கொட்டி போச்சுனா அப்ப என்ன பண்ணுவாங்க. இந்த பொண்ணு குண்டாயிடுச்சுனா அப்ப என்ன பண்ணுவாங்க. இல்ல அப்போ ஒண்ணும் பண்ண முடியாதுல. டைவோர்ஸ் பண்ணிட்டா போவாங்க! இதுதான் வாழ்க்கைன்னு வாழ ஆரம்பிச்சுட்ட. அந்த மெச்சூரிட்டி நமக்கு வந்துருருதுங்க இல்லையா. ஸோ இப்போ நம்ம எப்படி இருக்கிறோமோ அப்படியே நம்மள ஏத்துக்கணும். அது நம்மளுடைய அந்த உள்ள இருக்கிற விஷயத்த வந்து அவங்க காதலிச்சாவே போதும்ல. மனசு எப்படி நம்ம வந்து அவங்க குடும்பத்துக்கு ஏத்தவங்க தானா, அவங்க அவங்க அப்பா, அம்மா, அவங்க பெற்றோர்களையும் வந்து நம்ம ம கண்டிப்பா வந்து மரியாதை குடுத்து மரியாதையா நடத்து நடத்துவோமா, பொறுப்பா இந்த குடும்பத்த எடுத்து நடத்துவோமா, இந்த அளவுக்கு பார்த்தா போதும். மத்தபடி அவங்க மாரி ஸ்டைலா இருக்காங்கன்னா, அந்த இந்த ஒரு படத்தில அவன் ஃப்ரீ ப்ரமோஷனுக்காக ஃப்ரீயா கிடைக்கிற விஷயங்கள்லாம் வாங்கி ப்ரமோஷன் பண்ணிகிட்டு இருக்கான் போட்டுட்டு. அதுக்கு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிட்டு இருக்கேன். நீ என்ன போய் அவன் கூட கம்பேர் பண்ணுவியா, அப்படின்ற மாதிரியெல்லாம் ஒரு பதிவுகள் பார்க்குறோம். இல்லையா. இது அந்த மாதிரியானது.
கண்டிப்பாங்க. ஆமா. கண்டிப்பா. கண்டிப்பாங்க. ஆமாங்க. கண்டிப்பா. ஆமாங்க. கண்டிப்பாங்க. நிச்சயமா. கண்டிப்பாங்க. இல்ல ரொம்ப அருமையா உண்மையாவும் சொன்னிங்க. ரொம்ப அழகா வந்து எப்படி வந்து ஒரு ஸ்டைலுங்கிற விஷயம் வந்து, உங்க சிறு வயதில இருந்தது. அதுக்கப்புறம் போக போக என்ன மாரி விஷயங்கள வந்து நீங்க விருப்பப்பட்டீங்க. என்ன மாரி உங்களையே அழகா மாத்திக்கிட்டிங்க. எனக்கு வந்து எப்பவுமே இந்த வசதி போன்ற விஷயம் தான் எனக்கு வந்து பிடிக்கும். நான் யாருக்காகவும் என்ன அழகா மாத்திக்க மாட்டேன். கம்பேரும் பண்ணிக்க மாட்டேன்னு ரொம்ப அழகா வந்து சொன்னீங்க. நிறைய விஷயம் பகிர்ந்துக்கிட்டிங்க. உங்க கூட பேசினது ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க. மிக்க நன்றி.
ம்ஹ்ம். மகிழ்ச்சிங்க.